அதாவது மொரிஷியஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெயூனியோ, அப்டின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, அந்த எடத்துல தான் என்னுடைய சகோதரி வசிக்கிறாங்க, இன்னொரு சகோதரி. ம், அப்ப ஒருத்தங்க வந்து ஒரு கிறிஸ்தவர திருமணம் பண்ணாங்க.
ரியூனியன், ஆ சொல்லுங்க கேள்விப்பட்ருக்கேன் நானு. சிறப்பு, சிறப்பு. அந்த ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான? ஃப்ரெஞ்சு.
ஆமா, ஃரெஞ்சு பேசுற ஒரு ஒரு கலாச்சாரம் அங்க.
சரி, சரி, சரிங்க. ம்.
அப்டி இருக்கேல்ல, எங்க குடும்பத்துலயும் இப்டி இருக்கு, அதுனால எங்களுக்கு வந்து ஒரு அ வேற்றுமைலாம் நாங்க பாக்க மாட்டோம். எந்த ஒரு மதமோ ஒரு ஒரு அ கம்யூனிட்டி அது மாதிரிலாம் நம்ம பாக்குறது கிடையாது. ம், அப்டி இருக்கையில, இப்ப என்னுடைய பிள்ளைகளும் எப்டி வளர்ராங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா?
ஓ. ம். சரி. ம். ம். ம். ம். ரியூனியன்ங்குறது, ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி மாரி தான அது செப்ரேட் கண்ட்ரி மாரி தான?
இல்ல, இல்ல, அது வந்து அ ஃப்ரான்ஸினுடைய ஒரு பகுதி, அங்கமாத்தான் இன்னும் இன்றளவம்
அ அவுங்க அ இன்னமும் அ அவுங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தீவு ம்.